ஆமாங்க ஆமாங்க. <laughs>
அங்க ஒரு குருவி கத்தும். அது அதுதான் வாழ்வியலோடு, உணர்வுகளோடு, அ அந்த இயற்கையோடு, அ அந்த இசை அப்டின்ற கலையை வந்து, அ பாடல் கலையா சேர்த்துருக்காங்க, ம்.
நீ கண்டிப்பாங்க. அதாவது அதாவது ஒரு கிராமத் கிராமத்து பின்னணியில இருந்து, அந்த கிராமத்து காட்சி அமைப்போடக்கூடிய அந்த இசையும், அந்த வரிகளும் சேர்ந்து, நம்ம கேக்கும்போது, நம்மளயே அறியாம நம்மள வந்து அந்த உலகத்துக்குள்ளயே, நம்மள கூட்டிட்டு போயிர்ர மாரி இருக்கும். நம்ம இழந்ததெல்லாம் ஆஹா! அந்த பாடல் பாக்கும்போது தான் "நம்ம எவ்ளோ பெரிய வாழ்க்கை எல்லாம் நம்ம இழந்துட்டோம். அந்த இளமை காலத்துல அப்டியெல்லாம் இருந்தோமே! இப்டி எல்லாம் இருந்தோமே!" அப்டின்னுட்டு நம்மள நம்மள அறியாமலே நம்மள அங்க வந்து ஒரு ஏங்க வச்சுருது. ஆனா, இன்றய காலகட்டத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்ல வந்து, பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடத்துக்குள்ள, பெரிய பெரிய இதுல டான் மாரி நடந்து போறது, மியூசிக் அதிகமா போட்டுட்டு அது என்ன பாடல்னே நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க. ஒண்ணும் புரிய மாட்டுது, தல தான் வலிக்குது.
ம்ஹ்ம். சரி. ஆமா ஆமா. உண்மை தான். ம்ஹ்ம். அதுதான் அதேதான். அ உண்மதான். அ நிச்சயமாக, அது
ஆனா, நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியுங்க. சமீப காலத்துல வந்து ஒரு திரைப்படத்துக்கு போறாங்கன்னா, பாடல் காட்சில எல்லாம் வெளியில வந்துடுறாங்க, பாதி பேரு.
ம், ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
ஆனா, அன்றய கால பட ப அ ஒரு திரைப்படத்துக்கு போனாங்கன்னா, இந்த அதாவது இங் என்ன ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஒரு இந்த எழுத்து போடுவாங்க. முதல்லருந்து போடுவாங்க. அப்பேலருந்து ஏதாவது 1 பாடல் ஒண்ணு ஒலிக்க ஆரம்பிச்சுரும். அந்த எழுத்தக் கூட அவ்ளோ இதுவா உக்காந்து கேப்பாங்க. கடசியில படம் முடியும்போது, ஏதாவது 1 பாட்டு போடுவாங்க.
படங்கள் ஆமா. படத்த படத்த முழுசா உக்கார வக்குறதுக்கு பாடல் பாதி. ஆமா. மாட்டோம், அது நீங்க சொல்ற மாரி, அந்த டைட்டில் சாங்குன்னு சொல்லுவாங்க. அதக் அதுல அதுல அதுல நடிகர்களும் இருக்க மாட்டாங்க. எந்த விதமான விஷயங்களும் இருக்காது. ஆனா, கருத்து பரிமாற்றம் மட்டும் அந்த பாடல்ல வரும், இசை இருக்கும். ஆனா அந்த பாட்டு, அந்த படத்துலயே சூப்பர் ஹிட்டாகும், இல்லையா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலமெல்லாம் காதல் வா இந்த காதல் கோட்டையில ஒரு பாட்டு வரும்ன்னு நெனைக்குறேன். அந்த "காலம் எல்லாம் காதல் வாழ்க" ஆமா. இப்ப இந்த பாட்டு எல்லா கருத்தும்
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாமா. அந்த பா அந்த பாடல் படத்துலயே இருக்காது, ஆமாங்க அது ஒரு அருமயான பாட்டுங்க. ஐயோ! எனக்கு ரொம்ப புடிச்ச பாட்டுங்க. நீங்க டக்ன்னு சொன்னதும், எனக்கு அந்த ரொம்ப அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும். அதுல பாத்தீங்கன்னா, "காதலுக்கு பள்ளி இல்லயே, அது சொல்லி தரும் பாடம் இல்லயே" அப்டியே நம்மள இந்த மெழுக் மெழுகு உருகும் பாருங்க, மெழுகு மெழுகு உருகுனா எப்டி இருக்கும்? அந்த மாரி நம்ம மனச உருக்கிரும் இந்த மாரி பாடலெல்லாம்.
ஆமா. பிடிக்கும், ம்ஹ்ம். ஆமா. அது எப்பா! உண்மை தான். ஏ, இப்ப பாருங்க, இப்ப நம்ம உரையாடல்லயே, ஒரு எண் ஆமா. அந்த மாதிரி ஆமா இந்த பாடல்கள்ல, இப்ப நம்ம குறுகிய நேரம் தான், நம்ம பார்த்துக்கொண்டு நம்ம இப்டி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல உ உ உங்களோட பேசுன அந்த கொஞ்ச நேரத்துல, ஏதோ ஒரு ஒரு இணைப்பான ஒரு விஷய அ விஷயத்தை கண்டுபிடிக்குறதற்கு, எனக்கு இந்த பாடலும் உங்களுக்கு இந்த பாடலும் உதவி செய்து பாத்தீங்களா? உங்க மனப்பக்குவத்த இந்த இசைய வெச்சு நம்ம கண்டுபிடிச்சு, எப்டி இணையிறோம் பாருங்க. எவ்ளோ தூரத்துலருந்து இணையிறோம், பாடல்கள் மூலம். இந்த கொடுப்பினை இவர்கள் காலத்துக்கு இல்லங்க. அப்டி தானே?
அ, நமக் அதாவது, இவருக்குள்ள இருக்கக்கூடிய கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதாவது

கண்டிப்பாங்க. அதாவது நம்ம பயணம் பண்ணுறோம். இப்ப, நம்ம தொலை தூரம் பயணம் போறோம். ஒரு ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரமோ, இல்ல ஒரு நாள் புல்லாவோ, நம்ம வந்து பயணம், ஒரு ப ஒரு பஸ்லேயா இருக்கட்டும், இல்ல, ஒரு ரயில் பயணமா இருக்கட்டும், அந்த மாரி ரயில் பயணத்தில வந்து, நம்ம வந்து தொலைபேசியில மட்டும் தான், நம்ம கேட்க முடியும், பாடல்கள். ஆனா, நீங்க வந்து பேருந்தில போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேருந்திலருந்து அந்த டிரைவரு வந்து பாடல்கள் போடுவாருங்க. அவருக்கு பிடிச்ச மாரி பாடல்கள் போடுவாரு. ஆனா, அந்த பாடல்கள்லாம் மனத மயக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, நாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்ட பாடல்லாம் இருக்கும். ஆனா, திடீர்னு அந்த பாடல் கேட்கும்போது, அந்தக் நம்ம ஜன்னல் ஓரத்தில உட்கார்ந்திருப்போம். அந்த ஜன்னல் காத்து காத் து மேல அடிக்கும்போது, அந்த பாடல் வந்து அப்டி காதில விழும்போது, அந்த "தேன் வந்து பாயுதுன்னு" சொல்வாருல்ல பாரதியார். அந்த <laughs>
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஆமாம். அப்டிதா. ஆமா. நினைவுகள். இனிமை. ஒண்ணு சேர்ந்து, உ உங்க த அதாவது உங்க தனிமை, உங்க பிரயாணம். பிரயாணம்னாலே ஒரு இனிமையான ஒரு அனுபவம். அதில உங்க தனிமை இருக்குது. அந்த ஜன்னலோர காற்று இருக்குது. இயற்கைய நம்ம ரசிக்கிறதான அந்த உணர்வுகள் இருக்குது. அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அது இன்னொரு கூடுதல் சுவையாகவும். இது அதில சேர்க்கப்படும் பொழுது, அது அது மிக அருமையாக இருக்கும்ங்க.
ஆமாங்க. ஆ. கண்டிப்பாங்க. அதுதான், இந்த சமையல்ல சொல்வாங்கல்ல. சமையல்ல வந்து, நம்ம ஒரு இனிப்பு சாப்பிடுறோம்ன்னா, வந்து எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இனிப்பு தூக்கலா சாப்பிடும்போது, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இதா இருக்கும், பாருங்க. அந்த மாதிரி
ஆமாங்க. ஒ ஒரு சுவை கூடுதலாக இருக்கும். ஆமா. அந்த மாதிரிதான். ம்.
கூடுதலா வந்து, அந்த பயணத்த வந்து இன்னும் இனிமையாக்கும், அந்த பாடல்கள்லாம் வந்து. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த 2000 வருடங்களுக்கு முன்பு வந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வந்து அப்படியே ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாடல் கேக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பா, இந்த பழைய பாடல்கள். இந்த 90 களில் வந்த பாடல்கள், 80 களில் வந்த பாடல்கள், இதெல்லாம் நான் தேடி, தேடி இத கேட்பங்க, எனக்கு. அது வந்து, அது ஒரு ஒரு இந்த, நீங்க ஆ கேள்விப்பட்டிருப்பீங்க. "மெல்ல திறந்தது கதவுன்னு." ஒரு படம்ங்க.
ம். அதுவும். ஆமாம். ம்ஹ்ம். ஆமா, ஒரு திரைப்படம் வந்தது. அதுலயும் எல்லா பாட்டும், நல்ல பாடல்கள் தான். ஆமா.
ஆமாங்க. அதில பார்த்தீங்கன்னா அருமையான பாடல்கள் இருக்கும். அதிலையும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில எல்லா பாடலும் பிடிக்கும். குறிப்பா அந்த "குழலூதும் கண்ணனுக்கு குயில்பாடும் <snorts> குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்"
ஊருசனம். "கண்ணனை" ஆமா. ஆமா. "பாட்டு கேட்குதா குக்கூ குக்கூ"

ஆன்மீகத்தை குறிச்சு பேசினோம்ன்னா, அத கேட்கலாம். ஆமா.
காலையில, ஆமாங்க, ஆமாங்க. காலையில பார்த்தீங்கன்னா, அந்த சுப்ரபாதம் காலையில நல்லா தூங்கிட்டு இருப்போங்க. தூங்கிட்டு இருக்கும்போது காலையில ஒரு நாலு, நம்மள எழுப்பிவிட நாம்ம எழுப்பி விடுறதுக்காக சில வீட்ல போடுவாங்க. அந்த பாடல்லாம். ஆனா, அந்த பாடல் கேட்கும்போது அப்படியே மெய்மறந்து இன்னும் நம்ம சொர்க எங்கயோ போய்ட்ட மாதிரி இருக்கும் ஒரு பீல்.
ம்ஹ்ம். ம். ஆமா, ஆமாம். ஒரு ஒரு ஒரு ஒரு மங்களகரமான துவக்கத்தை நம்ம இருதயத்தில ஆன்மீக உணர்வு கொண்டு வரும். அந்த நேரத்திலயும் அந்த ஆன்மீக உணர்வ கொண்டு வரும். அழகான அந்த காலை பொழுது ஆன்மீக உணர்வை கொண்டு வரும். கந்த சஷ்டி கவசம், இதெல்லாம் கேட்டிருப்போம். இது சம்மந்தப்பட்டது. அழகா சொன்ன இப்போ, இந்த இப்ப பழைய பாடல்களை விரும்பி கேட்க போயுறோம். இந்த புதிய பாடல்கள் இப்படி இ இந்தம் இப்படிப்பட்டதா அதாவது, இசைக்கும் பாடலுக்கும் அடையாளம் என்பது என்ன? மொழி தான் இல்லையா? முதல்ல அதுதான். மொழிதான் அந்த மொழியின் தான், மொழி தான் இசை வடிவமாக்கப்பட்டு ,பாடல் உருவத்திலே கவிதைகளாக பதிக்கப்பட்டு, ஒன்றிணைக்கப்பட்டு வெளியே வருது. இப்போ, இந்த மூன்றிலேயுமே மொழி கலந்திருக்கிறது. அப்படி இருக்க படுறவங்களுக்கும் அந்த மொழியை தாக்கம் இருக்கணும். எழுதுகிறவங்களுக்கும் அந்த மொழி தாக்கம் இருக்கணும். அந்த இசையை அந் அந்த ஒரே மொழியில பாடப்படுகிற பாடல், எழுதப்படுகிற வார்த்தைகளுக்கு இசை அமைத்து கொடுக்கணும்னா அந்த மூ மூ ஒரு மொழியை தாக்கம் வந்து அதில, அதிகமா இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி
ஆமாங்க, ஆமாங்க. ஆமாங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா இருக்கணுங்க. இப்ப இப்போ நீங்க சொன்னதில இருந்தே எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. இப்ப என்னன்னா சில பே அதாவது அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ் பாடல் பாடுறாங்கன்னா, அந்த தமிழ தெரிஞ்சவங்க பாடகர் பாடுவாங்க. ஓ, அதாவது வேற மொழியிலும் பாடுவாங்க. ஆனா தமிழ பத்தி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஆனா சமீப காலத்தில பார்த்தீங்கன்னா, மொழியே தெரியாதுங்க. மொழியே தெரியாது. வேற வேற்று மொழியில இருந்து வந்திருப்பாங்க. ஆ அவங்களுக்கு எப்படி அந்த உச்சரிப்பு. ஆமாங்க. அப்படிங்கிறப்ப
ஆ அதுதான் நான் கேட்க வர்றேன். ஆ கேளுங்கள். ம். ம். ஆமா. பாயிண்ட்ட பிடிக்கிறீங்க. நல்லா இருந்திருக்கும். ம். எல் ஆங்கிலத்தில எழுதிக் குடுப்பாய்ங்க. அதை ஆங்கிலத்திலையோ, ஹிந்தியிலையோ எழுதி வைச்சு படிக்கிறாய்ங்க. எந்த உணர்வோடு இவங்களால ஒரு அர்ப்பணிப்போடு பாட முடியும்னு நீங்க நினைக்கிற இல்லையா? அது. அங்க அந்த கேள்வி வருதுல்ல. அப்ப பாடுறவங்களுக்கே அந்த அர்ப்பணிப்பும் அ இல்லாத பட்சத்தில அது எப்படி அது ஒரு உணர்வு உள்ளதாக இருக்கும். இல்லை மற்றவர்கள் உணர்வு உன் உணர்வே பாதிக்க பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு. உனக்கு அர்த்தம் தெரியாது! நீ பாடுற பாட்டுக்கு. அப்போ அது உன்னுடைய பாடுற உன் உணர்வே பாதிக்காத பொழுது, அடுத்தவங்களை அது எப்படி போய் தாக்கும் பாதிக்கும். அப்படின்றது அது கேள்விக்குறியாகத்தானே இருக்கிறது. அழகாக மிகவும் அழகாக அந்த கடந்த கால பாடல்களை இப்பொழுது நீங்க திரும்ப திரும்ப கேட்க்கிறதற்கு காரணம் என்ன அப்படி என்பதை குறித்து முக்கியமாக உண்மையிலேயே எதார்த்தமாக, அவசியமான விஷயங்களை தெளிவாக அழகாக, அ இசை ரசனையோடு பாடல்களை பாடி கூட தெரியப்படுத்தினீர்கள். கொஞ்ச நேரத்தில 2 உள்ளங்களும் கூட இசையினால் பிணைக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். அ இப்படி பட்டதான இசைகள். கத என்கின்றதான வருத்தத்தோடு அதை குறித்து நாம் அ குறைந்த நேரம் அ உரையாடுவதற்காவது விவாதிப்பதற்காவது நமக்கு கிடைத்த நேரத்திற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி, உங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஆமாங்க. ம். ம். கண்டிப்பா கண்டிப்பாங்க.